<inhales> அ இப்ப பார்த்தோம்னா, <inhales> அ சில பேர் வந்து ஆண்களும் சரி, பெண்களும் சரி, அ சின்ன நகரத்துல வந்து குடியிருப்பாங்க. அவங்க வந்து அங்க இருக்குற வேல இல்லன்னு சொல்ட்டு அ பெரிய நகரத்துக்கு போகணும் வேலைக்கு, அப்டின்னு சொல்லிட்டு நெனச்சிருப்பாங்க. <inhales> அதே மாதிரி வேலையும் கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி வந்து வேல கெடைக்கைல <grunts> என்ன எதிர்பார்த்துட்டு போவாங்க? நீங்க என்ன மாரி எதிர்பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி?
நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமாங்க. இப்போ இதுல என்னன்னா, வேலைக்கு வந்து பெரிய நகரத்துக்கு என்னோட நண்பர்கள் வந்துருக்காங்க. அ அவங்க சொன்ன அனுபவத்த நான் வந்து ஒரு ஒரு சில விஷயம் சொல்றேன். ஏனா, நான் வந்து வேல கிடச்சதுக்கு அப்புறம் நான் பெருநகரத்துக்கு போனே. அதோட அனுபவம்மு நான் சொல்றேன். இப்போ பெருநகரத்துக்கு உ உதாரணத்துக்கு வந்து ஒரு மெட்ராஸ் மாரியான ஊருக்கு வந்து நண்பர்கள்லாம் வந்து வேல தேடி வந்தாங்க. ஒரே ஒரு சின்ன அறையில, ஒரு 10 பேர் தங்குனாங்க. ஒரு 10 க்கு 15 அந்த அறையில ஒரு 10 பேர் தங்குனாங்க. ஏ ஏனா, வந்து அவ்ளோவா பொருளாதாரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க கையில காசு இருக்காது. வீட்ல இருந்து காசு அனுப்ப மாட்டாங்க. இல்லாட்டி வீட்ல சொல்ல மாட்டாங்க, வேல கிடைக்கலன்ட்டு. ஏனா, வீட்ல இருக்கிறவங்க ரொம்ப கவலைப்படுவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 3 வேள சாப்பாடு சாப்ட மாட்டாங்க. மதிய வேளை சாப்டுவாங்க. காலை வேளையில வந்து ஒரு ஒரு டீ, ஒரு பிஸ்கட் சாப்டுவாங்க. மதிய வேளையில வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும்னு சொல்ட்டு ஒரு ஒரு பகுதிய வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சாப்டும் சாப்பாடும் ருசியா இருக்கும். அவங்க வந்து ந நெறையாவும் இருக்கும். அப்டிங்கிற மாரி ஒரு சில இடத்த தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அங்க சாப்டுவாங்க. அத அப்டியே என்ன பண்ணுவாங்க? சில நேரம் ஆ. அந்த மதிய வேளை உணவோட முடிச்சுப்பாங்க. இரவுவேளை உணவு கூட வந்து அவங்க அ இது பண்ண மாட்டாங்க. சாப்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு சில பேர் இருப்பாங்க. நான் பார்த்திருக்கேன். அது.
ஆ. சொல்லு ஆ ம். அப்பாடி! <chuckles> ம். ஒஹோ. ம் உண்மையாவே அது கஷ்டமா இருக்கு <chuckles> அது சொல்லையில. ஏனா, அவ்ளோ வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து, அந்த அ வேலையில இருந்து, அந்த காச வந்து மிச்சம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட பண்றாங்க இல்லையா?
கண்டிப்பா. நிச்சியமா, நிச்சியமா. அது அது அந்த ஒரு எண்ணம் இருக்கு. 2வது என்னன்னா வந்து, "நம்ம நம்மளே இங்கே வேலைக்கு வந்துருக்குறோம். நம்ம வீட்டோட கஷ்டம் நமக்கு தெரியும். நம்ம அவுங்கள மேற்கொண்டு கஷ்டப்படுத்த கூடாது." அப்டின்னு சொல்ட்டு, காசு கேக்காமலே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருப்பாங்க. இப்போ இந்த மாரி மக்கள் வந்து, இருக்குற அந் ஒரு பெரிய நகரத்துல இருப்பாங்க. அவங்க அங்கருந்து ஒரு இன்னொரு பெரிய நகரத்துக்கு வேலைக்கு கூப்டுவாங்க, “வாங்க இங்க இன்டர்வியூக்கு வாங்க” அப்டின்னு சொல்ட்டு. அப்ப என்னன்னா, பஸ் ஏறி வந்து இறங்குவாங்க. தங்குறதுக்கெல்லாம் அவுங்களுக்கு வந்து புக் பண்ணதுக்கு காசு இருக்காது. அது தான் என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல அ ஒரு ஹோட்டல்ல என்ன போட்ருப்பாங்கன்னா, 1 மணி நேரம், 2 மணி நேரம் நீங்க பிரஷ்ன் அப் பாய்க்கலாம். அதாவது, மூஞ்சி, கை, கால்லாம் கழுவிட்டு, பிரஷ் பண்ணிட்டு, நீங்க காலை கடன்கள்லாம் முடிச்ட்டு, நீங்க அப்டியே கிளம்பிர்லாம். ரூ.200. அப்டிங்கிற மார்ருக்கும். நீங்க பேக கூட வந்து கொண்டு வந்த பைய கூட அப்டியே ஓரமா வச்சிரலாம் அப்டிங்கிற மார்ருக்கும்.
ம். ம். ம். ம். ம். ம். ஓ <inhales> அதாவது, அங் அந்த மாதிரி வந்து ஹோட்டல் இருக்கும். ரூ.200 நீங்க அந்த நேரம் மட்டும் <inhales> ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு நீங்க போயிக்கலாம், அப்டின்ற மாதிரி வந்து ஹோட்டல்கள்லாம் இருக்குது. அது அவுங்க தேர்ந்தெடுத்துட்டு ம்.
கண்டிப்பா, ஆமா. அந்த அறை ஆமா. அந்த அறைய வந்து நீங்க ஒரு நாள் முழுசா நீங்க தேர்ந்தெடுக்கணுன்னா, ஒரு 1500ல இருந்து 2000 வரையும் கேட்பாங்க. ஆனா 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு 200 ரூபா தான் அப்டிங்கிறமாரி வந்து போட்டுருப்பாங்க போர்ட்லயே போட்டுருப்பாங்க.
ஓ! சரிங்க.
அந்தமாரி ஒரு சில விஷயங்கள் வந்து அ நம்ம நம்பி வருவாங்க. இந்தமாரி வேலை இல்லாத மக்கள் நம்பி வருவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, மொழிங்க. அங்க போயிட்டு, யார்ட்ட எப்டி பேசணும்? அப்டிங்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ளேயேன்னா கூட 1 சிறு நகரம் இருக்கு. சிறு நகரத்தில இருந்து பெரு நகரத்துக்கு போறோம். மெட்ராஸ்க்கு போறோம். 1 சின்ன ஊரு. ஒரு மதுரையில இருந்து ஒரு தள்ளி கொஞ்சம் தள்ளி தேனீ இல்ல உசிலம்பட்டி அங்கருந்துதான் போறோம் அப்டின்னா, இங்க வந்து இந்தமாரி ஆட்டோ கடைக்கும். பஸ் கடைக்கும். இந்த பஸ்ல ஏறுனா இங்க போய் நிக் அ நம்ம வந்து எறங்கலாம். இதே மாரி மெட்ராஸ்ல நம்ம போய் எறங்குறப்போ, என்ன பஸ் ஏறணும்? யார்ட்ட போய் எப்டி கேட்கணும்? அப்டிங்கற சிந்தனைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா, முதன் முறையா நம்ம பயணிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன்! ஒரு பெரு நகரத்துக்கு. 2 விதமான பயங்கள் இருக்கும். நம்மள வந்து பொருளாதார ரீதியா யாராச்சும் அட்டாக் பண்ணிருவாங்களோ! அதாவது நம்ம பர்ஸ் கீஸ்ஸூ அடிச்சு அடிச்சுட்டு போறதுக்கு ரொ முயற்சி பண்ணுவாங்களோ! அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து நம்மள கடத்திட்டு போயிருவாங்களோ! ரெண்டு விதமான பயம் இருக்கும். கண்டிப்பா
ம். ம். ம். கண்டிப்பாங்க. ஏன்னா, <inhales> அது நம்ம தெரியாத இடம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இ முன்னாடியே இந்த எண்ணங்கள்லாம் தோண ஆரம்பிச்சுரும். அங்க போய் எப்படி சமாளிக்கிறது? அங்க இருக்கிறத வந்து எப்படி நம்ம ஏத்துக்க போறோம் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அ ஆனா, அங்க போயிட்டு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அதுவுமே ஒவ்வொரு பேர நம்ம அணுகிற மாரி இருக்கும், ஒவ்வொண்ணையும். அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் ரொம்ப. ம்.
அது. நிச்சயமா. நிச்சயமா. கண்டிப்பா. ஸோ அப்படி போயாச்சு. போயிட்டு நம்ம வந்து, சமூகம் நம்ம சமாளிச்சு, நம்ம வந்து போக வேண்டிய இடத்துக்கும் போயாச்சு. இப்போ போனதுக்கப்புறம் எப்படின்னா? அங்க நம்ம பெருநகரத்துக்கு போயாச்சு. நம்ம நம்ம, நண்பர்களோடு தங்கியாச்சு. தங்குனதுக்கப்புறம், இப்ப தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வருது. நம்ம வேலைக்குப் போறோம்! இப்ப இந்த நேரத்தில என்னன்ன வேலை கிடைச்சிச்சு, நம்ம வேலைக்குப் போறோம். வேலைக்கு போய்ட்டு அங்க எப்படி பேசிக்கணும்? இங்கே எந்த மாதிரியான, பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, எப்படி பேசணும்?
ம். ம். ம்.
இவனுங்கெல்லாம் வந்து எனக்கு நமக்கு இப்படி ஹெல்ப் பண்ணா, ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, பள்ளி பருவத்தில வீட் வீட்டில இருக்கும்போது அவ்வளவு அரவணைப்பாங்க. கல்லூரில இருக்கும்போது கொஞ்சம் லூஸ்ஸா விடுவாங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மொத்தமா விட்டுருவாங்க. யார்ன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுத்தி இருக்கிறவங்க. <clicks tongue> அதாவது நீ "நீ பெரியவனாகிக் கொண்டிருக்கிறாய். நீ உன்னை பார்த்துக்கொள்" அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம். சரிங்களா. இப்போ அதனால நம்ம எதிர்பார்ப்பு இருக்கும். ஐயோ அப்பா, அம்மா ம சொந்தக்காரங்க, அக்கா, தங்கச்சி, அண்ணா, தம்பி எல்லாமே வந்து மனசுல ஓடிட்டுருக்கும். ஆனா, நம்ம வேலைக்கு வந்திருக்கோம்ங்கிறதுனால அதெல்லாம் வந்து தள்ளி வைக்கணும். இப்போ நம்ம சில பேர பார்ப்போம். நம்மள நம்ம அண்ணனப் பார்க்கிற மாரி இருக்கும், அக்காவ பார்க்கிற மாரி இருக்கும். அம்மா, அப்பா பேசுற மாரி, பேசுவாங்க. இல்லாட்டியும் நம்ம அண்ணன் பேசுற மாரி இங்க யாரோ ஒருத்தவங்க பேசினா, <tsk> நமக்கு எவ்ளோ நல்லா இருந்திருக்கும். அப்படிங்கிற மாரி சில தோணல்கள், சில எண்ணங்கள், சில நேரத்துல வரும்.
ம். அ. ம், ம். ம். ம். ம்.
அது 1 சில நேரத்தில எப்படின்னா, நமக்கு, சாப்பாடு எங்க போய் சாப்பிடனும்ன்னு தெரியாது நமக்கு. சரி நமக்கு தெரியாது. அதனால நாம சாப்பிடாமலே இருந்துக்கலாம். நம்ம சாயங்காலம் போய் பார்த்துக்கலாம். அப்படின்னு அப்படியே இதெல்லாம் மனசுக்குள்ளே நடக்கிற குமுறல்கள். வெளிய வந்து சொல்லமாட்டோம் நம்ம.
அ. கண்டிப்பா. ஏனா, <inhales> இங்கேருந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்போட போயிருந்துருப்போம், நீங்க சொன்ன மாதிரி. நமக்கு பொருளாதாரத்துல எப்டியோ ஒரு இது விடிவு காலம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு போயிருப்போம். <inhales> ஆனா, அங்க போயிட்டு வந்து இவ்ளு இத எல்லாத்தையுமே நம்ம வந்து அ ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். நீங்க சொன்ன மாரி நம்ம உறவுகள வந்து மிஸ் பண்ணத வந்து உள்ளுக்குள்ள ஓடிட்டுருக்கும். <inhales> இன்னொன்னு சாப்பாடு வந்து இங்க ஒரு மாரி இருக்கும். அங்க வேற மாரி இருக்கும். அத ஏத்துக்கறதுக்கு பல நாட்கள் ஆகும். <inhales> அப்டிங்கும்போது, ஒரு பெரிய ஒரு போராட்டமா தான இருந்திருக்கும்.
கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இதோட அது முடியாது. இதோட அது முடியாது. அதுக்கப்புறம் இந்த சனி, ஞாயிறுகள் வரும். சனி, ஞாயிறுல நம்ம ஊர்ல இருக்கும்போது, ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு திரைப்படம் போவோம், திரையரங்கு போவோம். இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விடுதியில ஒரு நல்ல உணவகத்துல போய் சாப்டுவோம் நம்ம. இதே மாரி நம்ம போய் சாப்டணுனா, 'யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க வேணுமே. யாராவது தெரிஞ்சவங்க கிடைப்பாங்களா நமக்கு நண்பர்கள் கிடைப்பாங்களா, கூட இருக்கிறவங்க உண்மையில நண்பர்கள் தானா இல்ல, துரோகிகளா?' அப்டின்னு யோசனைகள் தோணும். நல்லவர்களா இருக்கணும் அப்டிங்கிற, ஒரு நம்பிக்கை. என்னனா, நம்ம உடனே நம்பாம இருக்க மாட்டோம். நம்பி எப்டின்னா மனிஷனுக்கு எப்டின்னா நம்பிக்கையோட தான் அவன் போறான். ஆனா, இந்த நண்பர்களோட வட்டாரத்துல இருக்கிற ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள், மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கைய குறைக்கிது.
ம். ம். ம். ஓ! ம். கண்டிப்பா. <inhales> ஏன்னா எல்லாருமே ஒரே மாரி இருக்க மாட்டாங்க இல்லையா? நமக்கு அப்பதான் வந்து ஒரு புது அ வேலை, அ புது அனுபவங்கும்போது எல்லாரும் புது மனிதர்கள். <inhales> அப்ப அவங்கள்ட்ட ஒரு பேரு வந்து நமக்கு தெரியாம ஒரு தவறான ஆளா இருக்கலாம். <breath> அப்டிங்கும்போது நமக்கு அது வேற ஒரு பல விஷயங்கள் வந்து ஓடிட்டுருக்கும். நம்ம கூட்டிட்டு போயிட்டு அவனால நம்ம கெட்டு போயிருவமா? நம்ம வாழ்க்கை போயிருமா? அப்டின்றதெல்லாம் இருக்கு இல்லையா?
கண்டிப் நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. இந்த மாரி நம்ம நெறைய விஷயத்துக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம வளர்க்கப்பட்ட இடமும், வளர்க்கப்பட்ட நேரமும், வளர்க்கப்பட்ட விதமும் வேறு. சிறுநகரத்தில் நம் வளர்ந்ததுனால், <inhales> நம்ம சூழ்நிலைகள் வேறு, பெருநகரத்தில் இருக்கும் சூழ்நிலைகள் வேறு. அதனால அப்படி இருந்தாலும் நம்ம வேலை நிமித்தமா போகணும்னா, போய் தான் ஆகணும் வேற வழி கிடையாது. இப்போ பெருநகத்த பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம நம்ம இந்தியால. இப்போ இந்தியாவ விட்டு வேற எங்கேயோ போறாங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்கன்னா, அங்க இருக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணும். எப்டின்னா, அங்க இட்லி தோசை எல்லாம் கெடைக்காதுன்னா, "கெடைக்கிறது தான்ப்பா சாப்பிடணும்." அப்டிங்கிற மாதிரி வீட்ல சொல்வாங்க. உண்மதான். நம்ம கெடைக்கிறத தான் சாப்பிடணும். அங்க யார் என்ன சாப்பிடுறாங்களோ, அத தான் நம்ம சாப்டணும். நம்ம அங்க போயிட்டு, எனக்கு அ பக்கத்தில டீ கட இருக்கணும். நான் வந்து லுங்கி கட்டிக்கின்னு, அ ஜஸ்ட் பனியன் மட்டும் போட்டுகின்னு, அப்டியே நான் வெறும் கால்ல நடந்து, பக்கத்தில போய் டீ குடிச்சிட்டு வரேன் அதெல்லாம் நடக்காது. ஏன்னா, எங்கேயுமே டீ கட இருக்காது 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டருக்கு அப்பால தான் வந்து கடையோ ஏதோ ஒண்ணு இருக்கும். இங்க அப்டியே நே லுங்கி கட்டிக்கிட்டுலாம் வெளிய போ முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில இருக்கிறவங்க வெளிநாட்டில. "ஆ யாரோ ஒருத்தவர் வந்து அறிமுகமே இல்லாத நபர், ஆடை ஒழுங்கா அணியாம அப்டியே போய்ட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்து பயமா இருக்கு. எங்களோட பாதுகாப்புக்கு கொஞ்சம் இழுக்கு இருக்குற மாரி இருக்கு." அப்டின்னு போலீஸ்ல வந்து கம்ப்ளெயிண்ட் பண்ணிடுவாங்க. வந்து அங்கே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சிசிடிவி எல்லாம் எல்லா தெருக்கள்லயும் அல்மோஸ்ட் சிசிடிவி இருக்கும். அத வச்சு இந்த நபர் தான் இந்த ஆளு. இந்த வீட்டல இருந்துதான் வந்திருக்குறான். "உள்ள போ" அப்டின்னு சொல்ட்டு உள்ள போயிட்டு புகுந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. இது வந்து ஒரு குற்றம். ஒழுங்காக ஆடை அணியாம நம்ம வெளிய சென்றா குற்றம் அது.
ம். ம். ம். ம். ம். ம். ம். அ. ஐயோ! அதாவது அந்த ஒரு நம்ம இங்க நம்ம நாட்ல உடுத்துற ஒரு சாதாரண உடை கூட, அங்க வந்து அது ஒரு குற்றமான ஒரு விஷயம்ன்றப்ப <chuckles> நெனைக்கவே நமக்கு ஐயோ! போகணுமா? அப்டின்ற மாரி கூட தோணுது. <chuckles>
நிச்சயமா. இல்ல. நீங்க வீட்ல இருக்குற வரயும் எப்டிவேணா உடுத்திக்கோங்க. தப்பே கெடையாது, யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க. நீங்க அந்தே ஆடைய உடுத்திக்கிட்டு வெளிய வரப்ப தான் பிரச்சன இல்லயா? நாலு பேரோட நீங்க இருக்கும்போது, சமூகத்துல என்ன செய்றாங்களோ, அத ஒட்டி நம்ம செய்யணும்.
ம். ஓ! ம்.
அதுதான் பிரச்சன. அதே மாதிரி இப்போ நமக்கு, குடும்பங்கள் இருக்கு, குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைகள் ரொம்ப சுட்டியா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம்.
ம்.
நம்ம ஊர்ல எப்டினா, நம்ம கதவ திறந்து போட்டு வைச்சுப்போம். குழந்தைகள்லாம் வெளிய நடந்து, ஓடுவாங்க. பக்கத்து வீட்ல இருக்குறவங்க பிடிச்சுக் கொடுப்பாங்க. "இந்தாங்க உங்க குழந்த இவ்வளோ தூரம் வந்துருச்சு," அப்டினு பிடிச்சுக் குடுப்பாங்க. அதே மாதிரி, நம்ம வெளிநாட்டிலையும் போய் அதே மாரி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, "குழந்தைய நீங்க ஒழுங்கா பாத்துக்கல" அப்டின்னு சொல்ட்டு ஒரு வார்னிங் குடுப்பாங்க. சரிங்களா?
ம். ம்.
அந்த வார்னிங் கொடுத்துட்டு, "2ஆவது முறை இதேது போல் நடந்தால், உங்கள் குழந்தையை நாங்கள் உங்களிடமிருந்து அழைத்துக் கொண்டு போயிருவோம்" அப்டின்னு சொல்ட்டு சொல்ட்டே போயிருவாங்க. அது செய்வாங்க.
அச்சோ! <chuckles> இதெல்லாம் கேக்கயில உண்மையாவே நம்ம அ இங்க இருக்கிற மாதிரி அங்க இருக்க முடியாது. நம்ம எத்தன பேரு வேலை நிமித்தமா, பணி நிமித்தமா, குடும்பத்தோடலாம் போயி அங்க இருக்காங்க அப்டிங்கம்போது, அவுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு, அ எல்லாமே செட்டில் ஆகுறதுக்கே பல, ஒரு ஒரு ஒரு வருடம் இல்ல, பல வருடம் ஆகும் போலயே! ம்.
கண்டிப்பா செய்வாங்க. கண்டிப்பா. நிச்சயமா. ஏன்னா நம்ம அங்க போறதே வேலைக்கு. ஆனா, நெனச்சிட்ருக்கோம் ஒரு பிம்பம் இருக்கு. நம்ம ம நம்ம மக்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கு. வெளிநாட்டுக்கு போறான் நல்லா 1,00,000 1,00,000மா சம்பாரிக்கிறான்னு. சரிங்க, 1,00,000 1,00,000மா சம்பாதிக்கிறாங்க. ஆனா எவ்ளோ கஷ்டப்பட்றாங்கங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? சாப்பாடு நேரத்துக்கு சாப்ட முடியாது. நம்ம, நமக்கு விரும்பிய சாப்பாட சாப்ட முடியாது. நம்ம கொடும வந்து வீட்ல இருக்கணுன்னா, வீட்லயே தான் இருக்கணும். அவுங்க வெளிய வரவே முடியாது. வெளிய வரணுன்னா, அவுங்களுக்கு ஒரு சில இ ஒரு சில விஷயங்கள் இருக்கணும், அப்பதான் வெளிய வர முடியும். அவுங்க அவ்ளவா வந்து அவுங்களோட உடுத்துன உடையோட அப்டியே வெளிய வர முடியாது. ஜாக்கெட் போடணும், க்ளவுஸ் போட்டுக்கணும், சாக்ஸ் போட்டுக்கணும், தலைல வந்து ஒரு மஃப்ளர் போட்டுக்காணும், ஏகப்பட்ட விஷயங்கள். ஏன்னா, பருவநிலை வந்து வேற வேற மார்ருக்கும். வேற வேற ஊர்ல. சில ஊர்லலாம் எல்லாம் -25°ன்னு சொல்லுவாங்க, வெளிய போனாலே அப்டியே பயங்கரமா குளுரும். வீட்டுக்குள்ள ஃபேன் இருக்காது, ஹீட்டர் இருக்கும். ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளயும் உக்கார முடியாது, பயங்கரமா குளிரும் ஹீட்டர் வச்சி தான் சமாளிப்பாங்க. நெறைய அந்த மாரில்லாம் இருக்கு. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சுக்காம என்னன்னா, 1,00,000 1,00,000மா சம்பாதிப்பாங்க. அதுக்கு தானே போறோம் வேலைக்கு. 1,00,000 1,00,000மா சம்பாதிக்க தான் போறோம், அந்த எதிர்பார்ப்போட தான் போறோம். ஆனா, அந்த எதிர்பார்ப்போட போறப்போ கொஞ்சம் நம்ம படிக்கணும். அந்த ஊர்ல என்ன விஷயங்கள் இருக்கு, என்னது நல்லது, கெட்டது இருக்கு, எது எப்டி இருக்கணும், எப்டி இருக்கக்கூடாது, எது கெடைக்கும், எது கெடைக்காது. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்ருந்தோம். நம்ம ஊர்ல சாப்பிடுற மாரி இட்லி சாம்பார்லாம் இங்கே எதிர்பாத்தா கெடைக்காது. கெடைக்காது தான். ஆனா, நம்ம வீட்ல செய்ய முடியாதுன்னு கெடையாது. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிக்கணும். நம்ம குடும்பமா போறோன்னா நம்ம இந்த கிரைண்டர், மிக்ஸி நம்ம தேவையான ஜாமான்லாம் நம்ம எடுத்துன் போலாம். இங்க வந்து வெளிநாட்ல முக்காவாசி வெளிநாட்ல எப்டின்னா, ஜாமான்கள்லாம் கிடைக்கும் இண்டியால நம்ம உணவு ஜாமான்கள் எல்லாமே கெடைக்கும். அரிசி, பருப்பு, கோதுமை எல்லாமே கெடைக்கும். அத வாங்கி, நம்ம இட்லி மாவு, தோச மாவு ஊறவச்சு, நம்ம மாவு செஞ்சு நம்ம சாப்ட்டுக்லாம். தப்பே கெடையாது. எதிர்பாப்பும் நம்ம வந்து அப்டியே வச்சுக்கலாம். நம்ம சாப்பாடும் பிடிச்ச மாரி சாப்ட்டுக்கலாம், இல்லிங்களா?
ம். ம். ம். ம். ஆமாங்க. குளுரும், ம். ம். ம். ம். ஆமா. கண்டிப்பாங்க. அ உண்மையாவே வந்து நம்ம இங்கருந்து, அ வேற எடத்துக்கு போறது அப்டிங்கறது வந்து வேலைக்கும் சரி, எதுக்குமே நம்ம போறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழல் தான். ஏனா நம்ம இருக்குற இடத்துல எப்டி இருந்திருப்போம்? ஆனா நம்ம போற இடத்துல வந்து எல்லாத்தையும் நம்ம மாத்தணும் அப்டிங்கம்போது, அது உண்மையாவே ரொம்ப கஷ்டமானது. பெறந்து வளந்த இடம் ஒண்ணு, வேலைக்குன்னு சொல்லிட்டு நம்ம குடும்ப சூழலுக்காக நம்ம போயி, ஒரு இடத்துக்கு போயி, அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம வந்து மாத்தீட்டு அங்க இருக்கும்போது, ரொம்ப சிரமமா இருக்கும். இந்த ஆண்கள் தான் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த வெளிநாடுகளுக்கு போகும்போது சரி, வேலைக்குன்னு வெளியே போகும்போது ரொம்ப சிரமப்படுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன்.
கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. நிச்சயமாங்க.
அ, உண்மையாவே நீங்க வந்து இவ்ளோ நேரம் வந்து, அருமையா வந்து பகிர்ந்தீங்க. அதாவது எவ்ளோ வந்து கஷ்டம் இருக்கும்? எதிர்பார்ப்புகள்னு சொல்லி நம்ம வேலைக்குன்னு, வெளிய பெருநகரங்களுக்கு போகும்போது அங்க என்னென்னலாம் கஷ்டத்த நம்ம அனுபவிப்போம்? என்னென்னலாம் நம்ம அத வந்து ஃபேஸ் பண்ணுவோம்? அப்டின்றத வந்து நீங்க அருமையா வந்து பகிர்ந்தீங்க. உங்க கிட்ட நான் பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க.
நன்றிங்க. மீண்டும் பேசலாம்.